ஆ பொதுவா இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அ நெறைய பேரு வந்துட்டு, இந்த மாடி தோட்டம் அ ஒரு சின்ன உணவுத்தோட்டம், அந்த மாரிலாம் நெறைய பேரு வந்து, இப்ப அ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா, அ அதோட வளர்ப்பு முறைகள் எல்லாமே வந்து இப்ப நம்ப YouTubeல இந்த மாரிலாம் வந்து நெறையா போடுறதுனால, அது ஒரு பயனுள்ளதா இருக்கனால, இந்தமாரி விஷயத்தில வந்து அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணி, நெறைய இடங்கள்ல வந்து இப்ப அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அந்தமாரி ஒரு சிறிய உணவுத் தோட்டம், இந்த மாடித் தோட்டம், அந்தமாரி எதா வச்சிருக்கீங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ஆமாங்க. ஆமாமா. போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அ எங்களோட வீட்ல வந்து, ஒரு அ இடம் வந்து இருந்தது. அத வந்து ஒரு பழைய வீடு ஒண்ணு அந்த இடத்தில இருந்தது ஆல்ரெடி. அ அது என்ன பண்ணோனா, சரி இப்போ சும்மாதான் இருக்கு. அத பயன்படுத்தவும் இல்ல. கொஞ்சம் நொ நிறைய சிதலமடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த வீடு. அதுக்கு பின்னாடிதான் எங்களோட வீடு இருந்தது. எங்களோட இடமேதான் அதுவும். நேரத்தில எங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா டைம்ல வந்து நம்ம வீட்லேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது பாத்தீங்களா, அந்த 1 வருடமும். அப்போ வந்து இது என்னடா! இப்பிடியே இருக்கமே! என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோ நெறைய காய்கறிகள்லாம் அப்ப நமக்கு கிடைக்கவும் இல்ல. அப்ப வந்து வெளில கடைகளுக்கெல்லாம் போற ஒரு இதுவும் இல்ல இல்லேங்களா, அப்ப என்ன வீட வந்து சுத்தமாவே ஒரு மழையில வந்து ஃபுல்லாவே இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மாநகராட்சில வந்து கூப்புட்டு. அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணீட்டு, அ அது வந்து ஏற்கனவே ஒரு விவசாய பூமியாதான் இருந்தது. பக்கத்துலலாம் விவசாய பூமிகள் நெறையா இருந்தது. அதனால அந்த மண்ண வந்து ரொம்ப நல்ல ஒரு மண்ணாதான் இருக்கும். எங்களுக்கு தண்ணிக்கும் வந்து பிரச்சன கிடையாது. பக்கத்துல கிணறே இருக்கு. ஒரு விவசாய தோட்டம். தோட்டம்னா பல நெறைய ஏக்கரல்லாம் வித்துட்டாங்க. வீடுகளா மாறிடுச்சு. ஒரு, ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் இன்னுமே அவுங்க அந்த தென்னந்தோப்பு வச்சிருந்தாங்க. அ அதுக்கான நீர் பாய்ச்சறது அதெல்லாமே இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டோன்னா, எனக்கு அவுங்கக்கிட்ட நான் கொஞ்சம் நல்லா பழகுறதுனால, நெறைய குறிப்புகள் வந்து அவுங்கக்கிட்ட கேட்டேன். அ "இந்தமாரி தோட்டம் போடுறதுனா என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான அந்த உரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, <chuckles> அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஆசதான் நமக்கு அதெல்லாம் வாங்கணும். நான்கூட எப்பமே இப்பவும் ஏன் வீட்ல சொல்லுவேன், இந்த பொள்ளாச்சி சைட்லாம் தோப்பு, தோப்பா வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லயா, ரொம்ப கம்மி விலையில கிடச்சா நம்ம கண்டிப்பா வாங்கி போடணும்.
சரிங்க. ஆமாங்க, ஆமா. கண்டிப்பாங்க. ஓ! ம். சரிங்க. ம். சரிங்க. ஆமாங்க. ம். நான் உங்கக்கிட்ட அதுதான் வந்து கேட்க வந்தேன், அடுத்த கேள்வி. இந்த ஒரு ஆர்வம் வந்து, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சா? அப்பிடி இருந்துச்சுன்னா, எ எதனால அந்த ஒரு சின்ன வயசுல இருந்தே, இந்த ஒரு ஆச அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஆமாங்க. ஏன்னா என்னோட பாட்டி, தாத்தா ஊர் வந்து அந்த பொள்ளாச்சி சைட்ல ஒரு கிராமம்ங்க. அது வந்து நாங்க இங்க வழி நெடுக கோயம்புத்தூர்லருந்து அங்க போறோன்னு வச்சுக்கோங்களேன். அ 2 பக்கமும் வழி நெடுக வந்து வெறும் தோட்டமா தாங்க இருக்கும். வெறும் விவசாய பூமி தான். அத பார்க்கும் போதெல்லாம், ரொம்ப அப்பிடியே கண்ண பறிக்குங்க. அ சில நேரங்கள்ல வந்து அந்த தென்னந்தோப்பு, மாந்தோப்பு. அந்தமாரி தோப்புகள் வந்து நிறையா இருக்கும். பாட்டி வீட்டுக்கு போனா கூட, அங்கேருந்து ஒரு கோவில் எல்லாம் இருக்குங்க. ஒரு கிணத்து மேட்ல, ஒரு கோவில் இருக்கு. எங்க தாத்தாவோட குலதெய்வ கோவில் இருக்கு. அதுக்கு போற வழியே பாத்தீங்கன்னா, ஒரு 2, 3 தோப்புக்குள்ள அந்த வரப்புல இறங்கி தான் நம்ம அதுக்கு நடந்தே போகணும். அந்த தோட்டத்துக்காரங்க வந்து அதுக்கான பர்மிஷன் குடுத்துட்டாங்க. ஏன்னா கோவில் அங்க தான் இருக்கிறதுனால, அ பரவாயில்ல, நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி நேரத்துல போகும்போது, அங்கேல்லாம் அந்த தோட்டத்துக்காரங்கள்லாம் ஜாலியா அந்த கயித்து கட்டில்லாம் போட்டு, அந்த தென்ன மரத்துக்கடில படுத்து, நான் பாத்து, பாத்து வளர்ந்ததுனாலயோ! என்னவோ எங்களுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, நமக்கும் இந்த மாதிரி ஒரு தோப்பு வேணுனு. அப்போ பாட்டி தாத்தா சொல்லுவாங்க, "ஆ நமக்கெல்லாம் நிறைய காடு இருந்ததும்மா" அப்பிடின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து அ அப்ப அவுங்க காலத்துலயே வந்து அதெல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவுங்களோட தாத்தா பாட்டி வா வாங்கி வச்ச காடுகள், அ அவங்களோட சின்ன வயசுலலாம் அந்த காட்ல போய் விவசாயம் பார்த்துருக்கோன்னு சொல்லுவாங்க. அ என்னோட தாத்தாவுல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, தினசரி வீட்ல இருந்து அவுங்களோட உணவே பாத்தீங்கன்னா, அந்த கடலக்கா போடுவோம் இல்லயா, கடலக்கா தோட்டம். காய், நிலக்கடல பயிர் அ அந்த பச்ச நிலக்கடலைய எடுத்து, அவுங்களே ஒரு அடுப்பு மாரி 3 கல்லுல அடுப்பு மாரி போட்டு சுட்டு, அதுக்கூட வந்து தேங்காய் அப்புறமா வெல்லம் இதெல்லாம் வீட்லேருந்து கொண்டு போயிடுவாங்களாமா. அந்த வெல்லம் நிலக்கடலை இதெல்லாம் நாங்க எங்க தோட்டத்துல வந்து சுட்டு சாப்பிடுவோம், அப்பிடின்னு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க அத பாத்
சரிங்க. ம். ம். சரிங்க. ம்ஹ்ம். ம். ம். ஆ. ஆமாங்க. ம். சரிங்க. ஆ, நீங்க அந்த மாதிரி கதைகள் எல்லாம் கேட்டு வளர்ந்ததுனால தான், உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு. இல்லேங்களா?
ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால தான் அந்த ஒரு ஆர்வமும் வந்தது எனக்கு. அ அப்ப வந்து
ஆ, சரிங்க. இப்போ நீங்க அந்த இடத்த வாங்கி, சரி பண்ணி, எந்தமாரி ஒரு தோட்டத்த நீங்க அதுல அ ரெடி பண்ணீங்க?
அது வந்து ஒரு 2, 2 1/2 சென்ட்டு இடம் தாங்க, முன்னாடி இருந்தது. அதுனால, நமக்கு நெறைய பயிரிட முடியாட்டி கூட, அ அன்றாட தேவைக்கான பொருட்கள மட்டும் நம்ம பயிரிடலாம், அப்டின்னு சொல்லிட்டு அத கொஞ்சம் மண்ணெல்லாம் பதப்படுத்திட்டு, அந்த தாத்தா ஊரு வந்து பொள்ளாச்சி தான் இல்லைங்களா, அதனால எங்களுக்கு அந்த, இந்த தேங்காய் நாரு, கோக்கோ பீட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த உரமெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு அங்கிருந்தும் கிடைச்சது. அது பத்தாததுக்கு வந்து அந்த பக்கத்துல, அந்த தோட்டத்துக்காரங்க வந்து சொல்லி அவங்களோட இடத்துல நெறைய அந்த மண்ணெல்லாம் இருக்கு. உரம்லாம், அவங்க பொதுவா வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இது இல்லன்னா இங்க இருக்கிற தோட்டத்தெல்லாம் வித்து, அவங்க மரம் அவங்களும் அந்த, பொள்ளாச்சி அந்த ஏரியாலலாம் கொஞ்சம் நெறைய தோப்புகள் வந்து வாங்கி போட்ருந்தாங்க. அதுனால அதுவெல்லாம் அவங்க குடுத்தாங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் அந்த விதைகள் போடும்பொழுது, என்ன செடிகள்லாம் ரொம்ப இருந்தது எங்களுக்கு பலன் கொடுத்ததுனா, அந்த அ ரொம்ப எளிமையா வரக்கூடிய, அந்த தக்காளி, கத்திரிக்கா, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டோம். தினசரி காய்கறிகளுக்கான, செடிகள் அப்புறம் வெண்டக்கா. அப்புறம் இந்த சுண்டக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? புளிக்குழம்பு வைப்போம் இல்லையா? சுண்டக்கா. அ இது எல்லாமே வந்து பயிரிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் கேப்‌புல தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா
சரிங்க. ஆமாங்க. சரிங்க. ஆ, ஆமாங்க. சிறப்புங்க. அ நீங்க வந்து ஒரு அதாவது, உங்க வீட்டுக்குத் <chuckles> தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து அதுலயே, அ போட்டுறலாம் அப்டிங்கிற ஒரு ஐடியால தான் பண்ணீருக்கீங்கன்னு நெனைக்கிறேன், இல்லையா?
1 மாதத்திலேயே வந்து இந்த தக்காளி, அ கத்திரிக்காயெல்லாம் ஒரு, 1 மாதம், 1 1/2 மாதத்துலேயே வந்து நமக்கு வர ஆரம்பிச்சது. அதெல்லாம், அத பாக்கும்போது, ரொம்ப அழ அருமையா இருக்கு. அந்த அந்த உணர்வு வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அ நம்ம வளர்த்துன ஒரு செடில, நமக்கான ஒரு பழங்கள், காய்கறிகள் கிடைக்குதுங்கும்போது, அ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதெல்லாம் மொதல்ல, மொதல்ல பறிச்சு கொண்டு போய், சாமி ரூம்ல வச்சு, சாமிக்கு படைக்கிறேன்லாம் சொல்லி, செம அலப்பற நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்லலாம்.
ம். கண்டிப்பாங்க. <laughs> ஆ. நிச்சியமாங்க. கண்டிப்பா என்னால அது புரியுறது. ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல, பச்சை மிளகாய், தக்காளி அப்புறம் வந்து பார்த்தீங்கணா, அந்த இது சுண்டைக்காய், அ பாவக்காய். அப்புறம் இந்த இந்த இது அவரை செடி. இந்த மாரி நெறையா வந்து, எனக்கு இதில சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. உங்க அளவுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனா வந்து கோவிட் டைம்ல, நமக்கு ஒரு டைம் பாஸ் ஆகுது. ஒரு சந்தோஷம் மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு.
ம்ஹ்ம். ஆமாமா. <laughs> ஆமாங்க ஆமா. அதே மாதிரி ம் மாங்காய் மாங்காய் மரம்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைங்க, ஆனா அதுக்கு நெறைய எடம் வேணும். அந்த வேரெல்லாம் உள்ளே போயிரும்ணு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவரு சொல்லியிருந்தாரு என்னன்னா, "நீங்க பெரிய மரமா வளர்த்தா தான் வேர் உள்ள போகும், எல்லாம் ஆகும். சின்னதா ஒரு ஒரு பழைய தொட்டில தண்ணி தொட்டி இருக்கும்ல, மொதல்ல அந்த நீளமா வைப்பாங்க. ஒரு 4 குடம் மட்டும் புடிக்கிற மாரி. அந்த தொட்டில வந்து நீங்க வளருங்க, அதாவது தினசரி நம்ம வீட்டுக்கு மாத்தோரணம் கட்டுறதுக்கு அளவாவது அதுல இலை வந்தா கூட போதும். அந்த அளவுக்காவது அந்த ஒரு மாமரத்தை வந்து வீட்ல வளர்த்துக்கோங்க"அப்டிலாம் சொல்லிருந்தாரு. அதனால தைரியமா, எங்க அம்மாலாம் வைக்கவே விடமாட்டேன்ட்டாங்க. "கீழே பைப் லைன்லாம் போகுது. <chuckles> வேர்லாம் போயிரும்னுட்டு," நான் வந்து "இல்லைம்மா நான் பெருசாக விடமாட்டேன். ரொம்ப சின்ன அளவுல மட்டும்" நம்ம அந்த தினசரி அந்த அப்பலாம் அந்த நெறைய அந்த கிருமி நாசினின்னு சொல்லிவிட்டு வேப்பமரமா தேடி உடைச்சு வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது அது எல்லாமே நடந்தது எங்க ஊரிலலாம். அப்ப வந்து "நம்ம வீட்டு முன்னாடி வேப்ப மரமே இருந்துட்டா பிரச்சனையே இல்லைல" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன வேப்பமரம் அந்த மாங்கொட்டை சாப்பிட்டுட்டு போட்டது வந்து முளைச்சிருச்சு. அப்புறம் அந்த பப்பாளி மரம். அது எல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்து வந்ததுங்க. இந்த பப்பாளி மரம்லாம் நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் இப்ப நாங்க இருக்கிற வீடு வந்து, அதுக்கப்புறம் நாங்க இப்ப புதுசாக எடம் வாங்கி வீடு கட்டி வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து மறுபடியும் அதெல்லாம் வளர்க்கும்போது, நமக்கு தேவைக்கு, வெளிலலாம் அது எத்தனை காசு குடுத்து நம்ம வாங்குறோம். நமக்கே கிடைக்கும் பொழுது ரொம்ப அருமையா இருந்ததுங்க அது எல்லாமே <snorts>
இப்போ நீங்க அந்த தோட்டம் ம் சொல்லுங்க. ஆமாங்க. ஆமாங்க. ம். சரிங்க. <laughs> ஆமா, ஓ! சரிங்க. <breath> ம். சரிங்க. ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு அத நேசிச்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. இப்போ அ என்ன பொறுத்த வரைக்கும், இந்த மாரி நம்மளே அ ரெடி பண்ண காய், அதாவது நம்மளே அத விதைச்சு அது வந்து காயாகி அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து சமைக்கும்போது, அந்த சமைக்கும்போதே ஒரு தனி ஃபீல் இருக்கும் இல்ல. அதோட டேஸ்ட் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
ஆமாங்க, ஆமா. ஏன்னா நம்ம வந்து அதுல எந்த ரசாயனமும் கலக்க மாட்டோம். அ நம்ம பாத்து பாத்து தான வளர்க்குறோம் அப்படி ஏதாவதுன்னா நம்ம அந்த பூச்சிக்கொல்லிக்கு பதிலா அந்த வேப்பந்தழ நீர் தான் தெளிக்கிறது. அதனால நமக்கு வந்து நமக்கு ஒரு மனசு ஒரு திருப்திதான். நம்ம வீட்டில வளர்ந்த ஒரு செடி நம்ம சமைக்கிறோங்கும்போது, ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்ம பரிமாறும்போது அன்னைக்கு முழுவதும் சொல்லிட்டே இருப்போம். இது நம்ம வீட்டு செடி, அந்த கத்திரிக்கா, இருந்தது என்னமோ 4 கத்தரிக்காயா தான் இருக்கும். அத போட்டு ஒரு கொழம்போ, ஒரு சாம்பாரோ வச்சுட்டு அன்னைக்கு முழுவதுமே சொல்லி சொல்லி பரிமாறுவோம். "நம்ம வீட்டுக்காய் நல்லா இருக்கா பாருங்க" அதுல ஒரு பீஸ் தான் கிடைச்சிருக்கும் யாருக்காவது. அது ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் தானுங்க. அத தான் நம்ம பகிர்வோம் அவ்வளோதான். அஹ.
ம். சரிங்க. <laughs> ஆ, ஆமாங்க. ஆ, ஆமா. ம்.ம் கண்டிப்பா. நிச்சயமாங்க, என்னால கண்டிப்பா உணர முடியுது. ஏன்னா எனக்கும் அந்த மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால தான் நான் கேட்டேன். இப்ப இத தவிர்த்து ஏதாவது ஒரு காயோ, பழமோ நீங்க வச்சு அது சரியா வந்து வரல. அதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு எதாவது கண்டுபுடிச்சீங்களா?
கண்டிப்பா. இ இல்லங்க. அது ஒரு ஒரே ஒரு கத்திரிக்காச்செடி மட்டும். அது ஏதோ இந்த முள்ளு கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க போல. ஒரு செடி நல்லா நம்ம நாட்டு கத்திரிக்காவா வந்துருச்சு. அ ஒரே ஒரு செடி மட்டும் ரொம்ப குட்டிலேயே வந்து, க பச்சையா இருக்கும்பொழுதே அது ஒரு மாதிரி துவர்ப்பாருக்கு. ரொம்ப துவர்ப்பா இருந்தது. அதனால அத வந்து எடுத்து போட்டுட்டோம். சரி, இது ஏதோ நமக்கு செட் ஆகல போலன்னு சொல்லிட்டு. அ இதோட அந்த மெடிசினல் பிளான்ட்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அ அது நெறையா வச்சிருந்தோம். துளசி எல்லாம் வந்து ஒரு அ துளசி மெயினா துளசி. ஆனா, அது அவ்ளோ சீக்கிரம் வரமாட்டேங்குதுங்க. ஒரு இடத்துல வந்தா நல்லா குப்புன்னு வளருது. ஆனா, ஒரு முற அந்த இல உதிர ஆரம்பிச்சுடுச்சுனா, அதுக்கப்புறம் அந்த செடி முற்றிலுமே அப்படியே காஞ்சு போயிடுது. அ துளசி, கற்பூரவள்ளி, இதெல்லாம் வந்து அந்த சமயத்துல அந்த சளி புடிக்காம இருக்கறக்கு தினசரி கஷாயத்துல கூட அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க அந்த நேரத்தில. இன்னைக்குமே வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் யாருக்காவது இந்த மாரி சளி எல்லாம் இருக்குதுன்னா, உடனடியா வாசல்ல போய் ஒரு துளசியும் <chuckles> அந்த கற்பூரவள்ளியையும் பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டு கழுவிவிட்டு அப்படியே அந்த சாறு பிழிஞ்சு குடுக்கும்போது, ஒரு ப்ரிகாஷன் தானே அதெல்லாமே. ஸோ அது, எளிமையா இருந்தது. இதுக்கு முன்னாடி யார் வீட்லயாவது தேடிட்டுருக்கணும். அந்த கை மருந்து செய்றதுக்கு கூட. எங்கிருக்குது அப்படிங்கிற மாதிரி.
சரிங்க. ஓ! எந்த மாதிரி? ம். சரிங்க. கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். ஆ, நிச்சயமாங்க. கண்டிப்பா, நீங்க சொல்ற மாரி அ நம்ம வந்து ஒ இந்த மாரி தோட்டம் வைக்கும்போது, நம்மளோட தினசரி உணவை தாண்டியும் நெறைய மருந்து விஷயங்கள் வந்து, கண்டிப்பா வந்து போடணும். அப்போதான் வந்து, ஒரு நீங்க சொன்ன மாரி ஒரு அது ஒரு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு உடம்பு சரியில்ல, ஒரு சளினா கூட நம்ம இந்த மாரி துளசி, அ இந்த மாரி விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்கும்போது, அந்த குழந்தைகளுக்கு வந்து, எதாவது ஒரு அ நேச்சுரலா கூட உள்ளே போற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே தாண்டி இந்த கத்தாழை, இந்த மாதிரிலாம் நீங்க போட்டு பாத்தீங்களா, வந்துச்சுங்களா?
ஆமாங்க. ஆமா, ஆமா. ஆமாங்க. கற்றாழை இருக்குங்க. ஏன்னா, அ அது மொதல்லாம் வீட்ல கட்டுவோம் தெரியுமா, அந்த ஓட்டு வீடா இருக்கும்போது, அந்த வீட்ல கட்டி வச்சிருப்பாங்க கற்றாழையெல்லாம். அ அதுக்கப்புறம் ஒரு மருந்துக்காக தேடுறோம், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் என்னோட தம்பி வந்து ரொம்ப ஒரு தோட்டத்தில போயி, அ ஒரு கத்தாழை செடி வந்து கொண்டு வந்திருந்தான். நான் என்ன பண்ணுவேன், நான் நெறையா அந்த எண்ண காய்ச்சறதுக்கெல்லாம் பயன்படுத்துவேன். அத தேங்காய் எண்ணெயில, தலைக்கு தேய்க்கிறதுக்கு. அ உடல் சூடா இருக்கும்பொழுது, அதை வந்து சாப்பிடுறதுக்கு கூட பயன்படுத்துவோம் நாங்க எங்க வீட்ல. அதனால என்ன பண்ணோம்னா, சின்ன, சின்ன செடிகள். நம்ம கட் பண்ணது போக மிச்சம் கொஞ்சம் இருக்கும் பாத்தீங்களா, அத மறுபடியும் பூமியில நட்ட வச்சோம்னா, அது வந்து கொஞ்சம் எளிமையாவே வளர்ந்துருங்க. அ கற்றாழையோட பயன்பாடு மட்டும் இன்னுமே, அதிகமாகவே இருக்கு எங்க வீட்டிலனு சொல்லலாம். அதனால அது எளிமையா நம்ம ஒரு பாட்ல வைக்கிறத விட, நிலத்தில வைக்கும்பொழுது, சீக்கிரமா அது வந்து நல்லா வளருது.
ஆ, சரிங்க. ஆ. ஓ! சரிங்க. கண்டிப்பாங்க. அது இல்லாம அதுக்கு அவ்வளவா தண்ணி, இதெல்லாம் அதிகமா தேவ கூட இல்ல. அப்படியே வந்துரும் இல்லைங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா. அ ஏன் பொண்ணு கூட இப்ப ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பாட்ல அதுல நாங்க கற்றாழை தான் வெச்சிருந்தோம். அவ ஒரு கோதுமை ஒரு பத்து கோதுமைய தூக்கி உள்ள போட்டுட்டா, போட்டுட்டு கற்றாழை வந்து, ஒரு ஒரு மாசம் கழிச்சு நல்லா வளரும்பொழுது, அவ அவ நெனச்சிட்டுருக்கா, இப்ப வரைக்கும் "நா போட்ட கோதுமை தான் வந்து அ இவ்ளோ அழகா வளந்திருக்கு" அப்டின்னு சொல்லிட்ருக்கா. <laughs> "ஆமா ஆமா" இப்போ ரொம்ப சின்ன வயசு. 2.5 வயசு தான் ஆகுது. அதனால ஆமா சாமி, ஆமா சாமி" அப்டின்னு சொல்லிட்டுருக்கோம். இனி கொஞ்சம் வெவரம் வந்ததுக்கு அப்பறம் தான், அதுக்கு சொல்லி புரிய வைக்கணும். என்னன்ன
ம். ம், சரிங்க. <laughs> ஆ <laughs> <laughs> கண்டிப்பா. அப்ப நீங்க அப்ப சொல்லுங்க நீ இதெல்லாம் பண்ண. நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு அந்த குழந்தைக்கு அது ஒரு சிரிப்பு கண்டிப்பா வரும் இல்லைங்களா.
கண்டிப்பா, கண்டிப்பா. அஹ.
இப்போ நீங்க இந்த மாரி உணவு தோட்டம் அமைச்சதுக்கு அப்புறமா, உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி மாறுச்சு? கொ ரொம்ப எந்த மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு?
அதாவது, அந்த நேரம் போகாம மண்டைய பிச்சுக்கிட்டு, உக்காந்துட்டுருந்த நாட்கள்லலாம் இருந்தது இல்லைங்களா! ஆனா இப்ப வந்து அது மனதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. என்னோட பா குழந்தையும் சேந்து காலை நேரம், மாலை நேரம்லாம், அம்மா நானும் தண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த டியூப பிடிச்சுக்கிட்டு, அவுங்க அவுங்க கூடவும் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பிடிச்ச ஏதோ ஒரு வேலைய, நம்ம செய்ற மாதிரி இருக்கு. அ தினசரி அது என்னோட பாட்டி சின்ன வயசுலருந்து செய்வாங்கங்க. எங்க பெரிய தோட்டம். வீட்லயே இருந்தது, அ காலையில எழுந்திரிச்சோனே அவுங்கள வீட்டுக்குள்ள எங்கயுமே தேட தேவையில்லங்க. தோட்டத்துல தான் இருப்பாங்க, பூ பறிச்சுட்டுருப்பாங்க, நெறைய பூ சேந்திருக்கும். இந்த கனகாம்பரம்லாம் நெறைய கிடைக்கும். அ மாலை வேளைகள்லயே அந்த பூக்கள பறிக்கறது, அத கட்டுறது, இதெல்லான் தான் அவுங்களோட வேலையா இருக்கும். அத பாத்து, பாத்து வளந்ததுனால, அது மேல நமக்கு ஒரு அலாதி பிரியன்னு சொல்லலாம். நம்மளுக்கு எப்படா அமையும்னு, காத்துட்டு இருந்த மாரி தான் இருந்தது. வாடகை வீடுகள்ல இருக்கும் போது அது சாத்தியப்படல, அ சொந்தம் அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாவே, அதெல்லாம் உருவாக்கிட்டோன்னு சொல்லலாம். <chuckles>
ம். ஆமாங்க. ம். செரிங்க. ஆ. ஓ! ஆ. சரிங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதாவது ஒரு உணவுத்தோட்டம் அமைச்சது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நெறையா, காய்கறிகள் தேவையான வந்து மருந்து விஷயங்கள் வந்து, அதுல உள்ள கொண்டு வந்தீங்க, நெறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப பயனுள்ளதா மாத்தீயிருக்கீங்க. கோவிட் டைம்ல வந்து, அது உங்களுக்கு ஒரு வெளில போக முடியாத ஒரு சூழ்நிலையில, ஒரு இயல்பா போய் அ உக்காந்து ரசிச்சுட்டு, அந்த மரங்களோடையுமே நீங்க வாழ்ந்திருக்கீங்க, அந்த செடிகளோடையுமே பேசியிருக்கீங்க, அப்படிங்கிறதுமே நல்லாவே தெரியுதுங்க, உங்க கூட பேசுனதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து பேசுவோம், நன்றிங்க.
நன்றி.